இப்ப பாத்துட்டீங்கன்னா, நெறைய ஃபேமிலி வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருமாரி இருப்பாங்க. அவுங்க வந்து இப்போ, வேலைக்கிப் போறதே இப்போ நெறையா வந்து இப்போ இளைஞர்கள்லாம் வந்து குடும்ப அழுத்தத்துனால நெறைய பேரு வந்து அவுங்களுக்கு புடுச்ச வேலைகளுக்குப் போக முடியாம பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் நெறையா விஷயங்கள வந்து, அழுத்தத்த சம் அ சமாளிக்கிறாங்க. இப்ப பாத்துக்கிட்டிங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு வேல. இளைஞர் வந்து உங்களுக்கு வேல கிடைக்கல, அந்தமாரி விஷயங்கள்ல அவுங்களே கஷ்டத்துல இருப்பாங்க. சரி, திடீர்னு நம்ம குடும்பத்துக்காக ஸ்விகி, ஜொமேட்டோ அந்தமாரி எதா விஷயங்கள், இல்ல ஏதாச்சும் கொஞ்சம் நம்ம படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் போகும்போது, அவுங்க வந்து, "இந்த வேலக்கிப் போறக்கா, இப்பிடி இந்தமாரி படிச்ச?" அப்பிடின்றமாரி குடும்பம் ஆகட்டும், ஒரு நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் இந்தமாரி ஒரு அத வந்து ரொம்பவே மட்டமா நம்மள நெனப்பாங்க. இந்தமாரி நெறையா விஷயங்கள் இப்பல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்பிடி உங்களுக்கு இந்தமாரி வேலை தேர்வின்போது குடும்பம் அழுத்தத்தை நீங்க எப்பிடி சமாளிக்கிறீங்க?
அ இப்ப பாத்தீங்கன்னா, நான் வந்து அ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடின்றதே எந்த ஒரு ஒரு அழுத்தமும் இருக்காது. நீ வேலக்கிப் போன்னு சொல்லமாட்டாங்க, வேலக்கிப் போகாத அப்பிடின்னும் சொல்லமாட்டாங்க. ஆனா எனக்கு, என்னுடைய திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு ஒ அ ஒரு தேவை அ இருந்தது. அதாவது நம்ம கண்டிப்பா அ ஒரு வேலைக்கிப் போனாதான் நம்ம வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி செய்ய முடியும். அ நம்ம பிள்ளைங்களுக்கும் எதாவது செலவு பண்ண முடியும், அப்பிடின்ற ஒரு இதுக்கு வந்தது. அப்ப வந்து நான் வந்து சரி எ வெளிய போய் வேல பார்க்க முடிலனாலும், நம்ம வந்து வீட்ல இருந்தே எதாவது வேலைகள் பாக்கலாம் அப்பிடின்னு சொல்லிட்டு, கணினி மூலியமா நெறையா வந்து நான் வந்து முயற்சி செஞ்சேன். முயற்சி செஞ்சு எனக்கு வந்து ஒரு கட்டத்துல கெடச்சது. கெடச்சதுக்கப்புறம் என்னான்னா, அவுங்க சொன்னாங்க, அ உங்களுக்கு வந்து அ ரொம்ப வந்து தொந்தரவு இருக்கக்கூடாது ஃபேமிலில, அந்தமாரி இருந்தாதான் இந்த வ இந்த வேலைய வந்து நீங்க தொடர முடியுன்னு சொன்னாங்க. அப்ப வந்து என்னுடைய குடும்பத்தில வந்து கொஞ்சம் என் பசங்க வந்து சொல்றத கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் அடம்பிடிப்பாங்க, இந்த மாரி பண்ணுவாங்க. ஆனா, அவுங்கள கூப்ட்டு நான் சொல்லுவேன், அ "நீங்க வந்து அம்மாவ வந்து வேல செய்ய விட்டீங்கன்னா, அமைதியா வேல செய்ய விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் இத வந்து வாங்கி தருவேன். அ நீங்க கேட்டத வாங்கித் தருவேன். இங்க கூட்டிட்டு போவேன்." அப்பிடின்னு சொல்லி அவுங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், அ இந்தமாரிலாம் நான் அவுங்களுக்கு சொல்லுவேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சூழ் அ ஒரு சில சமயம் அவுங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சின்ன பசங்கனால சில சமயங்கள் வந்து புரிஞ்சிக்காம அ சத்தம் போட்றது, எனக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இருக்கையில எனக்கு ஒரு <tsk> அ ஒரு மன அ எப்பிடி இருக்குன்னா, கஷ்டமா இருக்கும். என்னடா இது அ நம்ம வேலைக்கிச் சேர்ந்தோம் வீட்ல இருந்து வெளில பாத்தாக்கூட கொஞ்சம் நல்லாருக்கும் போல. வீட்டிலென்கும்போது எல்லாத்தையும் எனக்கு சமாளிக்கிறமாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு.
சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. ம். சரிங்க. சரிங்க. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க.
ம், ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிற ப பசங்களையும் பார்க்கணும். வீட்டையும் சுத்தம் பண்ணணும் அ இவங்களுக்கும் எல்லாமே சாப்பாடு சமையல் எல்லாம் செய்யணும், அப்படிங்கும்போது, எனக்கு கொஞ்சம் அது வந்து கோ அ கஷ்டமாவேதான் இருந்தது. இருந்தாலும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து நான் அந்த ஒரு அ துறையில வந்து வேல பார்த்தேன். வேல பார்த்து க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரம் வந்து. அ ஏன்னா என் பசங்களுக்கு எல்லாமே வந்து, நான் பண்ணும்போது, வைக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு சு கூடுதல் ஒரு சுமை மாரி தான் இருந்தது. எனக்கு வந்து ஒரு கஷ்டமா தான் இருந்தது. கடைசியில அந்த பணியிலிருந்து நான் விலகிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து அ கொஞ்சம், "ஏன் இப்படி இருக்கு, நம்ம பசங்க வந்து சொல்றத கேட்காதனாலயா? இல்லனா நம்ம வீட்ல இருந்து வேலை பார்க்குறனாலயா? வெளிய போனா ஒரு வேல அ நமக்கு வேலை பார்க்கையில கொஞ்சம் தொந்தரவு இருக்காது." அப்படின்லாம் எனக்கு கொஞ்சம் எண்ணங்கள் வந்து தோணுனது. அ இந்த மாரி ம்.
சரிங்க. ஓ! சரிங்க. இப்போ, அது வந்து உங்க குழந்தைகள்னால மட்டுமா? இல்ல வீட்ல வேற பெரியவங்க அவங்களுமே இருந்து கொஞ்சம், அதையுமே சமாளிக்குறதுக்காக முடிலைங்களா?
ம். இப்ப வந்து என் பசங்கன்னு மட்டுமில்லாம எங்க வீட்டுக்காரும் ஓரளவு துணையா தான் இருந்தாங்க. அ அ இப்ப என்னோடைய அத்தை மாமா கூட நான் இல்ல. இருந்தாலுமே வந்து, எனக்கு வந்து அ என்னுடைய பணி வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்காது. ஏன்னா என் பசங்க வந்து, அ வீட வந்து சுத்தமில்லாம போட்டுட்டு போயிடுவாங்க. அ எங்கவ எ என்னுடைய துணைவர் வந்து அத அத ஒழுங்குப்படுத்தணும், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீ அ வேல பாரு, முடிச்சுட்டு இந்த வேலையும் சேர்த்து பாருன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறதுனால, எனக்கு வந்து கூடுதல் சுமையா தான் இருந்தது ஆமா. அதனால நான் அந்த இந்த வேலையும் முடிச்சுட்டு, எனக்கு அந்த வேலையும் பார்க்குற மாரி தான் இருந்தது. மத்தபடி எனக்கு வந்து அந்த பணிக்கு வந்து துணையா "இந்த வேலை பார்க்கட்டும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லி யாரும் ஹெல்ப் பண்ணல. அதுவே எனக்கு ஒரு அ சுமையா தான் இருந்தது. அ
சரிங்க. சரிங்க. உண்மை இருக்கு. சரி சரிங்க. சரிங்க. எல்லா குட்டி பசங்களா? இல்ல வளர்ந்தவங்களாங்க?
ம். எனக்கு வந்து அ அந்த நேரம் நான் அந்த பணியில இருக்கும்போது, அ ப பையன் வந்து 6த் படிச்சுட்ருந்தான். பொ பொண்ணு வந்து 3ர்டு படிச்சுட்ருந்தாங்க. அப்படிங்கும்போது அ அவங்கள வந்து கொஞ் புரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டை வரையில ஆமா.
ஓ! ஓ! சரிங் சரிங்க. கண்டிப்பாங்க. அடிச்சுப்பாங்க, கத்துவாங்க. ஆமாங்க.
<laughs> ஆமா. அந்த நேரம் வந்து நமக்கு வேலை பார்க்க உடமாட்டாங்க. அப்ப கஷ்டமா இருக்கும், "அ ஏன் இப்படி பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி தான் நானு அந்த பணிய வந்து விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு அ, "சரி நம்மளால சமாளிக்க முடியும். அவங்க அதாவது அ பள்ளியிரு பள்ளியிலேருந்து வந்த பிறகு நம்ம அந்த வேலை இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சுறணும் அப்படின்ற மாரி ஏதாவது வேற ஏதாவது பணி நம்ம தேடுவோம்". அப்படின்னு சொல்லிட்டு, அத கணினி மூலியமாவே நான் வந்து தேடுனேன். தேடி அப்பயும் எ எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் எனக்கு வந்து கிடைச்சது. ஆனா எ அத வந்து என்னுடைய பசங்கள்லாம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவேனா, அந்த பணிய வந்து முடிச்சுடுறமாரி நான் பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா அவங்க வந்தப்பிறகு ம்.
சரிங்க. ம். ஓ! யாரு தொந்தரவு இல்லாம, உங்களுக்கு வேலைய முடிக்கிற மாரி நீங்க ஒரு வேல பார்த்துக்கிட்டுருந்தீங்க!
ஆமா, ஏன்னா நமக்கு அந்த பகுதி நேரம் தான், நமக்கு சரியா வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா, எவ்வளோதான் நம்ம சமாளிச்சாலும், இந்த அ 8 மணி நேரம்ன்றது, நம்ம பசங்க வந்துருவாங்க. வந்த பிறகு, அவுங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது வந்து, ரொம்ப கஷ்டம். அதே இது, பகுதி நேரன்றப்ப, அவங்க வந்தா வரதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா பணியும் முடிச்சிட்டோம்னா, அவுங்க கூடயும் கொஞ்சம் நேரத்தை செலவிடலாம். அ நமக்கும், அந்த பணிக்கு வந்து ஒரு இடையூறு இல்லாம இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் வந்து, நான் அ அந்த பகுதி நேர வேலைய வந்து சமாளிச்சு குடும்பத்தோட இது பண்ணிட்டிருந்தேன், நானு.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. பரவால்ல, நீங்க இவ்வளோ இது சிரமத்திலயும், நெறைய விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சத பண்ணிருக்கீங்க. இருந்தாலுமே, இந்த இப்ப நீங்க பார்ட் டைம் போறீங்க. அது வந்து, உங்களுக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் பத்தாம இருந்திருக்கலாம், உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணாம இருந்திருக்கலாம். சோ, அதனால நீங்க வந்து வேற வேல அ கண்டிப்பா வெளியிலன்னு கண்டிப்பா உங்க ம ஆசை இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்க குழந்தைக, அப்டி, இப்டின்னு விட்டுட்டீங்க. இப்போ கொஞ்சம் பசங்க எல்லாம் வளந்ததுக்கப்புறமும், உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? வேற வேலை எதாச்சும் பண்ணிட்டுருக்கீங்களா?
அ, இப்ப நான் வந்து வேற வேல, அ அ பகுதி நேர வேல தான் பண்ணிட்டுருக்கேன். அ வெளிய போகணும்னு எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா, அவுங்க பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தாலுமே வந்து, அ இந்நேரமுமே அவுங்களுக்கு வந்து, நான் தான் எல்லாமே செய்ற மாரி இருக்கும். அவுங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுலருந்து, எந்த டியூஷன் போகல, என் என் பையன் இப்ப வந்துட்டு 9த் படிக்கிறான். அ அவனுக்கு எல்லாமே வந்து நான் தான் சொல்லி தரணும். எல்லாமேன்றம்போது, அ எனக்கு வந்து, ஃப் அ இப்ப நான் வெளிய வேலைக்குன்னு போனா, கண்டிப்பா வந்து இ சாயங்காலம் தான் வரணும். அந்த நேரம் தான் அவுங்களும் வர்ற நேரமா இருக்கும், அப்படிங்கும்போது, என அ எனக்கு அது சரி வரும்னு தோணல. அதனால, இப்ப வரைக்குமே என்னுடைய எண்ணம் வந்து, "முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீட்ல இருந்தே வந்து பணி செய்வோம். அந்த பகுதி நேர பணி ஏதாவது செஞ்சுக்குவோம். அ வெளியில வந்து இப்பதைக்கு என் நெ நினைக்க வேணாம்." அப்படின்றது வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா, அது வெளியிலங்கும்போது, அ சில பசங்க வந்து கொஞ்சம் நல்லா இதா இருப்பாங்க. பிரிஸ்கா வந்து அவுங்களே எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாங்க. டக்கு டக்குன்னு செய்வாங்க. அ ஏன் பசங்க வந்து கொஞ்சம் அந்த இது வந்து கெடையாது. நம்ம வந்து சொல்லணும், நீ வந்து உட்காரு படி. இத செய்யி, பண்ணுன்னு. சரி ஏன் அவங்களு அவங்களுடைய எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல, அத இப்ப நம்ம க சரி பண்ணா தான். நம்ம வ் அ சம்பாதிக்கணும் அப்படின்னே நினைச்சுக்கிட்டே இருந்து, நம்ம பிள்ளைங்கள இது பண்ணிறக்கூடாது, இல்லயா? அதனால, அ எனக்கு வந்து இப்பதைக்கி பகுதி நேரமே சரின்றத வச்சுட்டு, என்னுடைய ம மனசுல நான் அத முடிவு பண்ணி வச்சுட்டு, அந்ததுலேயே நான் இப்ப ஃபோக்கஸ் பண்றேன். அ என் பசங்கள சாயந்தரம் வந்தோனே அவுங்கள பார்த்துக்கிறேன். அதனால, இந்த மாதிரி இப்பதைக்கி சமாளிச்சுட்டு போறனால, ஏதோ எனக்கு இந்த அ வேலைகள் வந்து வ போய்க்கிட்டு இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடில்லாம் இடையில வந்து, ம் அ இந்த பகுதி நேரமுமே கொஞ்சம் ஒரு மாரி எனக்கு, வந்து பத்தாததா இருந்தது. அதாவது, அ சம்பளம் வந்து பத்தாம ப பசங்களுக்கு கொஞ்சம் வேகமா செலவாகுற மாரி, அந்த மாரி தான் இருந்தது. இருந்தாலும் நான் என்னுடைய இத வந்து கொஞ்சம் கொறைச்சுக்கிட்டேன். எதாது தேவையில்லாதத வாங்குறத குறைச்சுட்டு, அ இது பண்ணா கொஞ்சம், இந்த பகுதி நேரத்துடைய சம்பளம் வந்து ஏதோ அ பத்துது பத்துற அளவுக்கு இருக்கிறது. ஆமா.
ஓ! சரிங்க. சரிங்க. கண்டிப்பா, ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. சரிங்க. உங்களுக்கு வந்து பத்துச்சு. இப்போ, உங்கள தவிர்த்து இப்போ, நெறைய பெண்கள் உங்கள மாரி இருக்கிறவங்க, அ வீட்டுல இருந்து வெளிய வேலைக்கி போகும்போது, அவங்க மாமனாரோ, மாமியாரோ, இல்ல கணவரோ கூட சப்போர்ட் பண்ணாம, நீங்க வந்து இந்த மாரி வேலைக்கி போக்கூடாது. இல்ல நீ பார்ட் டைம் தான் செய்யணும், வீட்லருந்தே செய்யணுன்றபோது, என்னென்ன மாரி மன அழுத்தம்லாம் உங்களுக்கு வருதுன்னு நெனைக்கிறீங்க?
அ இது வந்து என்னாயிருன்னா, உண்மையாவே வந்து ஒரு கான்ஃபிடன்ட்ட நமக்கு ஒரு ந நம்பிக்கை, தைரியம்லாம் வந்து இந்த வெளில நம்ம வேலைக்கிப் போறதுனாலதான் வருது. அதுக்கு அவுங்க வந்து அ சப்போர்ட் பண்ணாம இருக்கவும், நமக்கு இன்னும் ரொம்ப உடஞ்சிருவோம். அதாவது நமக்கு அ நம்பளால இனிமேல் ஒன்ணும் பண்ண முடியாதோ? நம்பளால எதும் இப்ப படிச்ச பெண்களே அ இப்ப எ நானுமே வந்து படிச்சிருக்கேன் எம்.எஸ்சி. ஆனாலும் எனக்கு வந்து அந்த இந்த மாதிரி அ எனக்கும் என்னுடைய துணைவர் ஆரம்ப கட்டத்தில வந்து கு ரொம்ப நெருக்கடி இந்தமாரி செஞ்சாங்க. "அ போகக்கூடாது, இந்தமாரி நீ வந்து வெளியேயும் போக்கூடாது, வேலைக்கு போக்கூடாது, வீட்லயும் எதுக்கு இது? நீ தேவையில்லாத வேல. இதுதான் வந்து நெறையப்போதா?" அப்படில்லாம் சொல்லயில, நம்ம வந்து படித்த பெண்கள் கூட மன ரீதியா என்னாயிர்றாங்கன்னா? ஒடஞ்சிர்றாங்க. "நம்ம படிச்ததெல்லாம் வேஸ்ட்டு போல, நம்ம வந்து ஒன்னத்துக்குமே அ இது இல்ல, நம்ம." அப்படின்னு சொல்ட்டு ஒரு எ நம்பிக்கைய இழந்துர்றோம். இதே இது வந்து அ ஊக்கமளிச்சி, "உனக்கு எல்லாம் தெரியும்" அப்படின்ற அ அவுங்க ஊக்கமளிக்கையில படிக்காத சில பெண்கள் கூட வந்து அ 12 வரையுமோ! ஏதோ அ 10ன்த் வரையும்லாம் படிச்ச பெண்கள்கூட பார்க்க அ கல்லூரி படிச்சவங்க மாரி அ வெளியில நல்லா வந்து அ வேலைக்கு போக, அவுங்க அடுத்தடுத்தது ம் அதெல்லாம் நான் பார்க்கவும், நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம அந்த து துணைவரும் சரி நம்மளுடைய அ அத்தை, மாமா ம் நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே கொஞ்சம் அ நமக்கு சப்போர்ட்டா இருந்து, "உன்னால முடியும். நீ வேலைக்கிப் போலாம் இது" அப்டின்னு சொல்லி நம்மளுக்கு ஊக்கம் அளிச்சாங்கன்னா, அ ஒண்ணுமே இல்லாம இருந்தாக்கூட நம்ம வந்து அதில் எல்லாமே கத்துக்கிட்டு ஒரு பெரிய ஆளா நம்மளால வர முடியும். அதுனால ஒரு தைரியமும் வரும், ஒரு தன்னம்பிக்கையும் பெறக்கும். இதே இது வந்து வ் எவ்ளோ பெரிய படிச்ச பொண்ணா இருந்தாலும் அ "வீட்ல வந்து நீ இரு. உனக்கு ஒன்னும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சுத்தியிலும் இருக்கிற உறவுகள் வந்து அவுங்கள வந்து ரொம்ப அடக்கையில, உண்மையாவே எவ்வளோ படிச்சாலும் அவுங்க வந்து அந்த இடத்தில தன்னம்பிக்கை, தைரியம் எதுவுமே இல்லாமன்னா, ஒரு 0ன்ற மாரி அவுங்க மனநிலைக்கு வந்திட்றாங்க. இது வந்து ஒரு பெரிய மன அழுத்தமாவே ஆயிருது. "நமக்கு ஒண்ணும் தெரியல" ம் இந்த மாதிரி வந்து பல பெண்கள் வந்து ரொம்ப நினைக்கிறதுக்கு காரணமே வந்து, அந்த சுத்தியில உள்ள உறவுகள் வந்து அ "வேலைக்கிப் போகாத. அ உனக்கு என்ன தெரியும்?" இந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து அடக்குமுறையில பண்ணம்போதுதான் அவுங்களுக்கு வந்து இந்தமாரி மன அழுத்தங்கள்லாம் வருது.
நிச்சயமாங்க. சரிங்க. ம். சரிங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. ரொம்பவே உண்மை அதான். சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. நீங்க ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. இப்போ நீங்க உங்க குடும்பம், கணவர், குழந்த ஆல்ரெடி நீங்க ஸ்ட்ரெஸ்‌ல இருக்கீங்க. இப்போ இந்தமாரி வேலை விஷயமா நீங்க ஸ்ட்ரெஸ் வருது அப்பிடின்னா, அத எப்பிடி சமாளிக்கிறீங்க? எங்காச்சும் வெளிய யாருட்ட பேசுவீங்களா? இல்ல கவுன்சிலர் இந்தமாரி போவீங்களா? எந்தமாரி விஷயங்கள்லாம் பண்றீங்க?
ஆ, எனக்கு வந்து பணி சுமையின் மூலமா, ஏதாவது அ கொஞ்சம் மன அழுத்தம் இருந்ததுனா, அ ந என்னுடைய மோ என்னுடைய ஃபோனை தூக்கி மூ ஓரமா வச்சுட்டு, கொஞ்சம் நேரம் நான் ஒன்னும் ப நல்லா அமைதியா அமைதியான சுழல்ல தூங்குவேன். இல்லன்னா, ஏதாவது இசை கேக்குறதுக்கு முயற்சி செய்வேன். இல்லனா, நான் வந்து அ வாரத்துல ஒரு த அ தடவ எங்க அம்மா அ வி விடுமுறை இருக்கும்போது, எங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு, அவங்கள அவங்களோட கொஞ்சம் நேரம் செலவிடுவேன். இந்த மாரி செய்யயில, கொஞ்சம் அந்த, பணியிலேயே நம்ம அந்த பகுதி நேர பணியும் சரி, முழு நேர பணியும் சரி, நம்ம அதுலயே இருக்கும்போது நம்ம நம்மளவே கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தமா கொஞ்சம் இருக்கோம்னு அ நெனைப்போம். இந்த மாதிரி, நம்ம வெளியில கொஞ்சம் இல்ல நாலு பேரோட பேசயில, வெளியே போய்ட்டு வரையில, இல்லைனா கொஞ்சம் நேரம் நல்லா அ ஆழ்ந்த உறக்கம், இல்லனா ஏதாவது இசை கேட்கறது, இந்த மாரி கொஞ்சம் நம்ம அ மைண்ட வந்து டைவர்ட் பண்ணிட்டோம்னா, அந்த இது நமக்கு வந்து மன அழுத்தமா இருக்குமில்லையா? அதுக் அதுலருந்து கொஞ்சம் விடுபடலாம். நான் வந்து அந்த மாரி தான் செய்வேன். எனக்கு பகுதி நேர வேலையா இருந்தாலும், அந்த வேல நான் பார்த்து முடிச்சுட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சி, என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஏதாவது ஒரு பாட்ட போட்டு, நான் ஒக் கேட்டுட்டே உக்காந்துருப்பேன். அப்புறம் ஏதாவது, பி அ இங்கிட்டிருந்து கொஞ்சம் அவ் ஏதாவது ஒரு வேலைய பாப்பேன். இல்லைனா, ப் அ கொஞ்சம் நேரம் அப்படியே நான் பாட்டு, எதையும் நெனைக்காம அப்படியே நான் அங்க வந்து, கண்ண மூடி தூங்குவேன். இந்த மாரிலாம் பண்ணயில, கொஞ்சம் ஒரு மன அழுத்தத்துல இருந்து விடுபடுற மாதிரி எனக்கு தோணும். அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்.
சரிங்க. கண்டிப்பா. ம். சரிங்க. ஓ! கண்டிப்பா. நீங்க சொன்ன விஷயங்கள் இது யோசிக்கும்போதே, நமக்கே நெறைய வந்து மன அழுத்தமா தான் இருக்கு. ஏன்னா, இவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி, ஒருத்தங்க வேலைக்கி போறதுக்கு எவ்ளோ ஆச வச்சிருக்காங்க! அதுக்கு நம்ம குடும்பமா இருக்கிறவங்களோ, கணவரோ, இல்ல அ மாமனார், மாமியார் இந்த மாதிரி விஷயங்கள், இவங்கள்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணணும்? அப்படி சப்போர்ட் பண்ணா, அவங்க எந்த உயரத்துக்கு போவாங்க? அ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாம, இப்ப எவ்ளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம், நெறையவே நீங்க வந்து சொன்னீங்க. இத வந்து சமூகங்கள் நெறைய பேரு புரிஞ்சுக்கணும். இந்த மாரி விஷயங்கள புரிஞ்சுகிட்டு, இந்த மாதிரி பெண்களுக்கோ, ஆண்களுக்கோ யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு, "புடிச்சத பண்ணுங்க" அத வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்காம, அவங்க இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா, நெறைய பேர் சாதிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புண்டு. நீங்க சொன்னதுலருந்து நெறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
ம். உங்க கூட பேசுனதுக்கும், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி.